ஆமா. ஏன்னா நமக்கு ஆனா, அந்த புகைப்படம் எடுக்கிறப்பயே, அந்த மொ அந்த வினாடில நமக்கு அது தெரியாது. அது எவ்வளோ உன்னதமான விஷயம். அப்டின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான், நமக்கு அது எந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல நிலமையில இருந்திருக்கோம், அந்த இதில. அப்படிங்கிறது அந்த புகைப்படம் காட்டுது.
ஆமா, ஆமா, ஆமா. ஆனா, பெரும்பாலும் நம்மள ரசிக்கக்கூடிய ஃபோ நம்ம புகைப்படங்கள். பின்னால தூக்கிப் பார்த்து ரசிக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம். அந்த ஒரு 25 வயதுக்குள்ள வர புகைப்படங்கள் தான் பார்போம். அதுவும் 20க்குள்ள தான்.
அ. <laughs> ஆமா.
ஆஹா, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வாழ்க்கையில, நம்ம வேலை இதுன்னு போக ஆரம்பிச்சிருவோமா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய புகைப்படங்கள். என்னவா, நமக்கு தோணுனா, ஒன்லி உருவம் ரீதியா நம்ம எப்படி மாறியிருக்கோம்? அதுபோக, பொருளாதார ரீதியா நம்ம எப்டி மாறியிருக்கோம்? இந்த 2 விஷயத்த தான் பார்ப்போம்.
ஆமா. அ. உண்ம தான். ஏனா, அதுக்கு முன்னாடி வந்து, வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றது? உ எத நோக்கி போறதுன்னு தெரியல. ஆ.
நம்ம ஒரு குழ ஒரு இளவயது பருவம், அந்த படிக்கிற வ வயது. நமக்கு நெறையா வந்து, நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நம்ம வந்து, நம்ம நண்பர்கள் ம்.
ஆமா. மன அழுத்தம் இருக்காது. மன அழுத்தம் இருக்காது. அந்த இதில.
நண்பர்களோட இருப்போம். அந்த புகைப்படங்கள். அதுபோக, பார்த்தீங்கன்னா சின்ன வயசில நம்ம இந்த ஊர்கள்ல, திருவிழாக்கள்லாம் நாங்க விளையாடருக்கும்போது, அந்த சட்டை இல்லாம விளாடுவோம் மந்தையில. மந்தைபாங்க. அந்த ஊருக்கு நடுவுல. அதில போய், கபடி விளையாட்டு விளையாடுறது. அதுக்கான பரிசுகள் வெல்றது, குடும்பத்தோட. சாரி, இந்த இதோட. இப்போ, அதுக்குன்னு சொல்லி, ஊர் சார்பா ஃபோட்டோ எடுப்பாங்க. அதில ஃபோட்டோ எடுக்கிறது. ஆமா, அந்த இது. அதுபோக கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிட்டு, அப்படியே என்ன சொல்றது? சுத்திக்கிட்டே இருந்த பருவம். அது, அப்போ உள்ள அந்த புகைப்படம் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து
ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ம். ம். ஊர் அணியோட ஊர் அணியோட சேர்ந்து போட்டோ எடுத்துபீங்க. அந்த இது. ம். அதாவது, ஒரு எடத்துல தங்காம பல்வேறு விதங்களா நம்ம முயற்சிச்ச வித்தியாச, வித்தியாசமா முயற்சி பண்ணதும். அது ஒரு அடையாளமா இருக்கும். இல்லைங்களா. அந்த இதுல.
ஆமா, ஆமா.

ஆமா. ஏன்னா அந்த காலம் மாறிருச்சு. அந்த மாரி சில சமயம் உங்க பசங்க பொண்ணுங்க, உங்க கூட இருக்காங்கன்னா பரவால்ல. ஆனா, வந்து அவங்க படிப்புக்காவோ வேறு எதுக்காவோ போயிருவாங்க. இல்ல அதில இருக்க இப்போ தாத்தா, பாட்டி அவங்க சில சமயம் தவறிருவாங்க. அந்த மாரி இதெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு இந்த புகைப்படத்த பாக்கிறப்ப அவங்க இருந்தாங்க அப்டிங்கிற அந்த நினவூட்டலுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இது இருக்குது இல்லங்களா? இந்த இது.
ஆமா. கண்டிப்பா அது ஒரு வருத்தமான நினவூட்டலா இருக்கும். ச அவங்க இல்லயே நம்ம கைக்கிட்ட இருந்தவங்க அப்டின்னு சொல்லி தோணும். அவங்கள நினச்சு ஏக்கமாவும் இருக்கும்.
ஆமா. உண்மதான். ஏன்னா அவங்க கொடுத்த பாசமும் அந்த அன்பு அணைப்பும் வந்து இப்போ காட்டுறதுக்கு பெரும்பாலும் நம்ம கிட்ட எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த இதில. ஆனா அவங்களோட புகைப்படங்கள பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல உணர்வ கொடுக்கும் அந்த இதில.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுனால அந்த புகைப்படங்கள வந்து பொக்கிஷமா தான் பாதுகாக்கணும், அதுக்கு வந்து விலயே கிடையாது. ஏன்னா நமக்கு நாளைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பிறந்து வளர்ந்த நேரத்துல இது 19 1980, 90 பாத்தீங்கன்னா, கொழந்த பிறந்த உடனே ஒரு படம் எடுப்பாங்க. கொழந்தய படுத்துக்க மாரி, அப்டி திரும்பி குப்புற படுக்கப்படுமா
உண்மதான். ம். ஆமா, ஆமா. ஆ எனக்கு கூட என்னய கூட அப்டி ஒரு 1 வயசுல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாரி.
ஆமா, அது வந்து அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஆ ஸ்டில் அது. எல்லார் குடும்பத்திலேயும் இருக்கும்.
ம். அது வந்து ஒரு முக்கியமான அதாது அது ஒரு முக்கியமான தருணம். யாரா இருந்தாலும் இப்போ ஒரு வயசுக்கு இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுற மாரி ஒரு வயசுல ஒரு போட்டோ எடுக்கறதுங்கிறது ஒரு முக்கியமான விழா இல்லைங்களா?
ஆமா. ஆமா. ஆனா, அப்பதான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னால எடுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு ஃபோட்டோ. அதாது அப்போ வந்து அந்த புகைப்படத்துக்கு வந்து ஆமா, புகைப்படத்துக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருந்தது இப்போ எல்லா கையிலேயும் மொ கைப்பேசி இருந்ததுனால நனச்ச உடனே அ ஃபோட்டோ தட்டிக்கிட்டே இருக்காங்க
ஆ. ஆயிள், ஆயுள் குறைந்துரும்னு அத எடுக்க மாட்டாங்க அந்த இது. ம்.

ஆமா. ஏன்னா அந்த ஒரு இடத்தில தான் எல்லா குடும்பமும் ஒண்ணா சேர்ந்து வரும். இன்னைக்கு மாரி கிடையாது இல்லயா. எல்லாரும் ஒன்று சேர்றதுங்கறதே ரொம்ப ஒரு அரிதான விஷயமா தான இருக்கும்.
ஆமா. ஆமா கல்யாணத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் தூரமா இருந்து பார்த்துடுறாங்க, இல்ல தனியா வராங்க. அவங்களால வேலை விதமா வர வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போய் வேல பார்க்கறது ரொம்ப குறைவா இருந்தது.
ஆமா ஆமா ஆமா.
அதனால வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா எல்லா ஒரு திருவி ஒரு திருமணம் நடந்ததுனா, நீங்க அழைத்த 100 பேரில 95 பேர் வந்துருவாங்க. இப்போ அப்டி இல்ல. 100ல 70 பேர் வருவாங்க அவ்வளோதான்.
நிச்சயமா. ம். ஆமா. மித்தவங்கலாம் எங்களுக்கு போட்டோ அனுப்புங்க அப்டின்ட்டு மொய்ய வந்து இந்த Google Pay அந்த மாரி அலபேசி வழியா அனுப்பி விட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில. இதில பார்த்தீங்கனா நான் கல்லூரி நான் வந்து இதில ஒரு பள்ளிக்கூடத்தில படிக்கிறப்ப, அங்க அந்த ஊருக்கு ஒரே ஒரு இந்த புகைப்படம் எடுக்குறவரு தான் இருப்பாரு. நாங்க வந்து பார்த்தீங்கனா, அன்னைக்கு நாங்க ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சு வற கடைசி நாள் எதார்த்தமா வேற ஒரு விழாக்கு எடுக்க வந்தவரு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இருந்தவங்கள வச்சு எடுத்தோம். அந்த போட்டோ வந்து இன்னைக்குமே ஒரு நினைவு சின்னமா இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு பள்ளி காலத்தில இருந்து உங்களுடைய போட்டோக்கள் இல்ல புகைப்படங்கள் எதாவது உங்களுக்கு இருக்கா? அந்த இதில.
<laughs> ஆமா ஆமா. கண்டிப்பா. இதுபோக ம். சரி. ஓஹோ! ஆமா பள்ளி காலத்தில உள்ள அந்த இது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ஆ குரூப் ஃபோட்டோ அப்டிம்பாங்க.
சரி.
எல்லாம் நம்மளோட ஆ வகுப்பு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அதுபோக அந்த 10ஆம் வகுப்போட அந்த இப்போ ஏ பி சிடின்னு அந்த ஒவ்வொரு ஆ செக்ஷன் இருக்கும். ஆமா அதிலேருந்து நமக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தொ ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்ப நம்ம அந்த இருந்து, நம்ம எல்லாரோட நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோ வந்து என்னக்குமே வாழ்நாளில எப்பயுமே நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம்.
நண்பர்கள். ஆ போககூடாது அ அந்த மாரி. ம். இப்ப துறை மாரி செக்ஷன் இருப்பாங்க. ஆமா. ம். சரி.